ஏன்னா நம்ம படிச்சிருக்றது முற்றிலுமாவே வந்து, கனியில கணினி படிச்சது கூட நான் தமிழ்ல தான் படிச்சேன். 12ஆது கூட.
அப்டிங்கிறப்போ உங்களுக்கு பெரிய ஒரு திண்டாட்டமா தான் இருக்கும்.
சுமையா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கு வந்து என்ன விசைப்பலகைன்னு சொல்லிக் குடுத்திருப்பாங்க தமிழ்ல. அங்கே பார்த்தா இங்கிலீஷ்ல அது கீபோர்ட் இல்லைங்களா? அப்டி அந்த அளவுக்கு தமிழ்ல தான் நான் படிச்சேன், அப்டி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன அ அம்மாகிட்ட சொன்னா
ஆமா. அ. அதுவும் இல்லாம அந்த வ் பசங்க சேராதப்போ அவுங்கட்ட போய், நீங்க த ஒரு சந்தேகம் கேட்டா கூட, ப சரியா பதில் சொல்லலைனா, நம்ம எப்டி கேட்போம் 2வது தடவ?
ஆ சந்தேகம் கேட்டு பதிலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பா அவுங்க பாக்குற விதத்திலேயே, நம்ப அவுங்க கிட்ட போகக்கூடாது அப்டிங்கிற நெலமையில என்ன பண்ணிடுவாங்க அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா, ஆளாக்கிருவாங்க. அப்டி இருக்கும்போது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போதான் வந்து எங்க அம்மா இந்த மாதிரி உன்னால முடியாத ஒண்ணும் இல்ல, அப்டின்னு சொல்ட்டு, அம்மா கொஞ்சம் உற்சாகம் குடுத்தாங்க. இருந்தாலும் மறுப மறுநாள்லா எனக்கு போகம்போது எப்டி தெரியுமா இருக்கும்? அதாச்சும் இந்த ஸ் அந்த சனி ஞாயிறு விடுமுறை முடிஞ்சி, திங்கக்கிழமை போகும்போது, என்னோட மனநிலைமை எப்டி தெரியுமா இருக்கும்? ஆ எல்லையில போய் தான் ஆகணும். எல்லையில என்னென்ன ராணுவ வீரர்கள்லாம் போரிடுவாங்க தெரியுமா? அப்ப ஒரு பதத்துதோடயே போவாங்க தெரியுமா? அதே மாதிரியே இருக்கும். கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பேனா நான் போவேன். இப்டியே போயிடுச்சுங்க. 6 மாசம் போயிடுச்சு. எப்டியோ ஆனா வந்து என்னோட
ம். சரி. சரி, சரி. எதுக்குடா போறோம்ங்கற மாரி இருக்கும். ஆ. ஆமா. கையில கன்னு மட்டும் தான் இல்ல. ஆ. நீங்க உங்க ஆசிரியர் யார்ட்டயும் இத பத்தி எதுவும் பேசலையா? இந்த மாரி எனக்கு வந்து சரியான
எங்க அ அப்ப வந்து அப்ப பேரன்ட்ஸ் மீட்டிங் அம்மாவுக்கு வச்சாங்க. வச்சப்போ எங்க அம்மா வந்து சொன்னாங்க. என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 12வது முடிய, தமிழில் தாங்க எடுத்து படிச்சா, அவ இங்கிலீஷங்கிற ஒரு பாடங்கள் மட்டும்தான் இங்கிலீஷ்ல படிச்சா. மத்த எல்லாமே தமிழ் தாங்க. அதனால அவளுக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா, அவ என்ன பண்ணிருவா அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. நல்லா படிக்கிற பொண்ணுதான், அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க? அ, அ, சரிம்மா நான் பாத்துக்கிறேன்ம்மா, நான் பாத்துக்கிறேன்ம்மா அப்டின்னு சொன்னாங்க. வழக்கம் போல அவுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ப வந்து 30ல ஒரு ஆளு. நம்மள மட்டும் எப்டி பாத்துப்பாங்க, அப்டினால அப்டியே போயிருச்சுங்க. ஆ பெரிய லெவல்ல வந்து அவுங்க உதவிலாம் பண்ணல. ஆசிரியர்கள் பெரிய உ அளவுக்கெல்லாம் உதவிலாம் பண்ணல.
சரி. சரி. சரி, சரி. ம். ஆமா.